அதுலேருந்து வந்தது தான். நம்ம சாப்ட்டு வ வந்தது தான். இது இது ரொம்ப புடி அப்போலேருந்தே புடிக்கும், எனக்கு ரொம்ப இந்த மாதிரி ஐட்டங்கள். அது அது வந்து, அப்படியே நம்ம கத்துக்கிட்டது தான் வச்சிக்கிங்களேன். பாத்து கட்டு பார்வையில கத்துகிட்டது இதெல்லாம்.
நல்லது. பார்வையில கத்துக்கிட்டது. சரி, சிறு வயதுல இதுக்கெல்லாம் உங்க வீட்ல எப்படி அத அனுமதிக்கிறாங்களா? அத எப்புடி என்கரேஜ் பண்ணுவாங்களா? எப்படி அது?
ஆமா. எங்க வீட்லருக்கு. அதான் சொன்னேனே அத, எங்கள எங்கள வந்து சமையலறையில உட்டதே கிடையாது. நாங்க இ ஒரு <chuckles> ஒரு வெ வெண்ணீரு வேணும்ன்னா கூட, நாங்க வந்து வெளியிலருந்து கேட்கணும். அவுங்க வந்து எடுத்துட்டு வந்து இது பண்ணுவாங்க.
ம். விட்டதே கிடையாது. அது சரி. அது சரி, அது சரி. அப்ப ஆச்சாரம், அந்த மாரி இல்லத்திலருந்து நீங்க வளர்ந்திருக்கீங்க.
அவ்வளோ ஆச்சாரம்ன்னுவாங்க, எங்க வீட்ல. அந்த மாரி வீட்ல, நாங்க வந்து சமையல் 3 ம் எங்க அண்ணன் தம்பி 3 பேருமே நல்லா சமைப்போம்.
அப்படியா? சரி, சரி.
நாங்க 3 பேர் அண்ணன் தம்பி. ஆ சிஸ்டர்ஸ் கெடையாது. நாங்க 3 பேருமே நல்லா சமைப்போம். இத்தனைக்கும் வந்து, வீட்டுக்குள்ள வந்து உள்ள வுட்டதே கெடையாது, கிச்சன்ல.
சரி, சரி. சரி, சரி. ம். நல்லது. ம். அப்
ஒரு ஸ்டேஜ்க்கு மேல தான் நாங்க வந்து கிச்சனுக்கே போக ஆரம்பிச்சது. அதான் சொன்னேனே, 10ங்கிளாஸ்ல ஒரு எங்க பாட்டிக்கு ஒடம்பு சரியில்ல, அம்மா வந்து ஊர்ல இல்ல. வேற வழி இல்ல சமைச்சாகணும். நான் உள்ள போய் சமைக்க ஆரம்பிச்சேன். அப்போலேருந்து எங்க பாட்டி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. "அய்யயோ! அவன் சூப்பரா பண்ணுறான். அவன் அவனே சமைக்கட்டும்." அப்படீன்ட்டு.
அப்படியா? ம். அடடா! பாட்டியவே கவர்ந்திருக்கீங்க. அவுங்க உங்களோட சமையல் பாத்து கர கவர்ந்துட்டாங்க. அந்த இதுல.
அந்த மாதிரி ஆயிடுச்சு. <chuckles> அதான் பா பாட்டிக்கு ரொம்ப புடிக்கும் என்னோட சமையல்.
அப்படியா? இது தவிர அ.
ஆமா. அதே மாரி என் ம என் மகளுக்கும் ரொம்ப புடிக்கும்.
அப்டீங்களா? சரி, சரி. அப்ப இது தவிர, நீங்க யாரையாவது அழைத்து, உங்க கையிலேயே சமைத்து ஒரு நல்ல விருந்து, ஒரு திருப்திகரமான விருந்து அளித்த நிகழ்வுல்லாம் உண்டா? ஞாபகம் உண்டா? அது யார்?
ம். நெறைய இருக்குங்க. நெறைய இருக்கு. ஒண்ணுன்னா ஞாபகம் வச்சுக்கலாம். நெறைய தர நெறைய இருக்கு. அ அது வந்து எனக்கு வந்து அது ப பழகி போன விஷயமா போனதனால, அது தனியா ஞாபகம் ஒண்ணு எதுவும் இல்ல. ஸ்பெஷல்ன்னு சொல்லணும்ன்னா
சரி. ம்ஹ்ம்.

அது விருந்துனு சொல்லமாட்டேன் நானு. அப்போ என்ன எங்க, எங்க மாமனார்லாம் வந்து பக்கத்தில தான் இருக்காங்க. எங்க வீட்டு பக்கத்தில தான் இருக்காங்க. அவங்களுக்கு நான் வந்து செய்யும்போது எடுத்துட்டு போய் குடுப்பேன். அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க அ அன்னைக்கு வந்து, "நீங்க சமைக்காதீங்கனு சொல்லிட்டு" நான் புல்லா இங்க இருந்தே எடுத்துட்டு போய் குடுக்க குடுக்கறதுண்டு. அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆ.
சரி. சரி, சரி. ஓ! அன்னைக்கு அவங்க வீட்ல சமையலே நிறுத்த சொல்லிருவீங்களா? அவங்க வீட்ல அன்னைக்கு "ஒரு நாள் சமையல நிறுத்திடுங்கனே" சொல்லிடுவீங்க.
ஆமாமா. "வெறும் சாதம் மட்டும் வெச்சுக்கங்க. நான் இதெல்லாம் எடுத்துட்டு வந்து தந்துட்றேன்" அப்படின்டு.
பரவாயில்லையே, அவங்க அத மகிழ்ச்சியோட
அந்த மா அது தான் சொல்ல முடியுமே தவர, மறக்க முடியாதுனா நெறைய தடவ பண்ணியதனால நமக்கு அந்த, அந்த ஸ்பெசிபிக்கா வந்து தெரியலங்க. அதே மாரி அடுத்த ஹாபிய பத்தி சொல்றேங்க நானு.
சரி, சரி. ஆ, சொல்லுங்க.
அடுத்த ஹாபி பார்த்தீங்கனா, இந்த அரசியல்.
சரி.
அரசியல்ல வந்து இந்த Youtube ல பாக்கர்ரது. அது நீங்க <chuckles> அது எனக்கு வந்து, அது இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சது வந்து, இந்த ரங்கராஜ் பாண்டியன் அவர் இருக்கார் இல்லையா?
ஆ. ஆமா, ஆமா.
அவர் வந்து இந்த மாதேஷ்னு ஒருத்தர் இருப்பாரு. ஆதான் டிவி.
ஆமா, ஆதன். ஆ.
அவர வந்து ரோஸ்ட் பண்றத வீடியோஸ்லாம் பார்த்து, பார்த்து, பார்த்து, பார்த்து இதில சரி இத பத்தி கத்துக்கலாங்கிற மாரி போய்யாச்சு. இப்ப என்னுடைய பேவரைட் ரோஸ்ட் பார்த்தீங்கனா 2 பேரு.
அது ஓ! பார்த்து தான் நீங்க உள்ளயே போயிரு ம். இல்ல, நீங்க இவங்க 2 பேரையும் பார்த்து தான் உங்களுக்கு அரசியலே கத்துக அந்த விஷயத்த கத்துக்கணும்னு தோணுச்சோ.
இந்த ஆதான் டிவி மாதேஷும், காமாட்சி நாயுடும்.